பரபரப்பான இன்றைய வாழ்க்கை சூழ்நிலையில, குடும்பம் வெர்சஸ் வேலை இப்டிங்குற ஒரு நிலைம நெறையா பேருக்கு இருக்கு. ஏன்னா, அவங்க ஒரு இடத்துல வேலை பாப்பாங்க, கண்மூடித்தனமா வேலை பாப்பாங்க. அதே நேரத்துல குடும்பத்தையும் கவனிக்குறதுக்கு அவங்களுக்கு பெரிய சவால் இருக்கும். இந்த சூழலை எப்படி நம்ப எதிர்கொள்ளணும்? அதுல எது முக்கியம்? அத எப்படி கையாள்வீங்க? உங்களோட அனுபவங்கள பகிர்ந்துக்கங்க.
குடும்பத்துக்காக தான் நம்ப மொதல வேலைக்கு போறோம். அது அப்டீன்னு நம்ப நல்லாவே புரிஞ்சுகிட்டோம் அப்டீன்னா, இந்த பிரச்சனைய ஈஸியா நம்ப என்ன பண்ணிக்கலாம்னா, தீர்த்துடலாம். அந்த வேலைக்கு போறதே எதுக்கு? குழந்தைங்களுக்கு ப் பள்ளிக்கு என்ன பண்ணுறதுக்கு? ஃபீஸ் கட்டுறதுக்கா இருக்கட்டும் இல்ல, ஏதாச்சும் குடும்பத்துக்காக நம்ப கடன் வாங்கியிருப்போம். அத அடைக்குறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்களுக்காக தான் என்ன பண்ணுவோம்னா, வேலை வந்து அதிகமா இருந்தாலும், வேலை பளு அதிகமா இருந்தாலும், நம்ப என்ன பண்ணீருவோம் அப்டீன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ப ஒரு வேலைக்கு போவோம் <inhales> அப்படிங்கும்போது, அத வந்து நம்ப என்ன பண்ணக்கூடாது அப்டீன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, குடும்பத்து மேல காட்டக்கூடாது. அந்த வெறுப்பையோ இல்ல, அந்த வலியையோ நம்ப குடும்பத்துக்கு மேல காட்டக்கூடாது. அந்த குடும்பத்துக்காக தானே நம்ப செய்யுறோம். அப்படிங்குறது அப்படி வந்து நம்ப என்ன பண்ணனும்? நம்ப மனசார நம்பனும், <inhales> அத உணரணும். அப்டி
ம்ஹ்ம். ம். ம். கரெக்ட்டா சொன்னீங்க. சரியா சொன்னீங்க. ம். ம். ம். சரி. ஆமா நிச்சயமா, ம். ம். நம்ப நம்ப மனதுக்கு மொதல புரிய வைக்கணும்றீங்க அந்த மாதிரி. ம்.
ஆமாங்க. அப்டி புரிய வச்சுட்டோம். அப்படீன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, <inhales> எந்தவித பிரச்சனையுமே வராது. இப்ப ஒரு இடத்துக்கிட்ட, நம்ம வேலைக்கு போறோம் அப்பிடீன்னா, வேலை கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். அதுக்கான நேர, காலங்களும் முன்ன பின்ன தான் இருக்கும். அதுக்காக வந்து <inhales> நான் இந்த டயத்துக்கு தான் வருவேன் அப்படீன்னு சொல்லி பார்த்தீ சொன்னீங்கன்னா, அங்கயும் வேல சரியா போகாது. அந்த மன அழுத்தமே, உங்களுக்கு அதிகமாயிடும்.
ம். சரி, சரி. ம்ஹ்ம். ஓ! சரியா சொன்னீங்க. ம்
அப்படீங்கிற பட்சத்துல, இப்ப ஒரு ஒரு சின்ன உதாரணத்துக்கு, நான் சொல்றனே. இப்ப என்ன பண்ணிக்கலாம் அப்படீன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அ நம்ம வேலைக்கு போறோம்னு முடிவாயிடுச்சு. <inhales> அப்ப, 1 வாரத்துக்கு தேவையான, இப்ப வந்து நான் ஒரு பெண்மணியா இருக்கிறதுனால, நம்ம என்ன பண்ணியாகணும்னா, அந்த குடும்பத்துக்கு, அந்த தேவையான சாப்பாடு. அதுதான் முக்கியத்துவம் குடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படீன்னா
சரி சரி. ஆம். <smacks lips> ஆமா. உணவு தான முக்கியம், வாழ்க்கைல. அதுக்கு தான எல்லா போராட்டமும்.
ஆமா. அது அது நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படீன்னா, பாதி டென்ஷன் குறைஞ்சு போயிடும். அது குறைஞ்சாலே, நம்ம என்ன பண்ணிடுவோம்னா, நம்ம மன நிம்மதியோட <inhales> நம்ம குடும்பத்தையும் அழகா, நம்ம பார்த்துக்குட்டு இருப்போம். என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படீன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 1 வாரத்துக்கான இத, நம்ப சமையல திட்டமிடணும்.
ம். ஆமா. ஹ, ஹா.
சரி. சனி, ஞாயிறு விட்டுட்டு மத்த நாள்களுக்கு என்ன, காலையில நம்ம சீக்கிரமா எழுந்திரிச்சு என்ன செய்யலாம்? அப்படீன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இட்லி மாவுல்லாம் இருக்கு அப்படீன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதை நம்ம ரெடி
இப்ப நீங்க தினசரி உணவு திட்டத்த, இப்ப சொல்லுறீங்க.
வழிவகுத்துட்டோம் அப்படின்னாலே, அங்கயே நமக்கு என்ன ஆயிடுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாதி மன நிம்மதி அடஞ்சுடலாம்.
சரி, சரி.
அடுத்த பட்சத்தில சொல்லி பார்த்தீங்க அப்படீன்னா, லேட்டா ஒரு வேள வர சூழ்நிலை இருந்தா, நம்ம குழந்தைங்கள யாராச்சும் அக்கம் பக்கம் வீட்டார்க்கிட்ட, "ஒரு 1/2 மணி நேரம் பார்த்துக்கோங்க. நான் வந்துடறேன். கொஞ்சம் லேட்டாயிடுச்சு." ஏன்னா, நம்ம அக்கம் பக்கம் வீட்டார் கூடயும், நம்ம நல்ல ஒரு நட்பு பாராட்டியிருப்போம் இல்லையா? அதனால அந்த 1/2 மணிநேரம் 1 மணி நேரம் அவங்க வந்து அந்த குழந்தையை பார்த்துக்கலாம். அவங்க எந்த ஒரு முக சுழிப்பும் சுழிக்க மாட்டாங்க. அப்படிங்கிறது என்னோட கருத்து. நான் அப்படி தாங்க செய்வேன்.
சரி. ஆமா. நல்லது. அ. அது சரி, இப்போ வந்து நீங்க வந்து குடும்பம், வேலை அப்படீங்கிறப்ப, ஒருத்தர் வந்து 1 நிறுவனத்தில வேலை பாக்குறாரு. அந்த நிறுவனத்துல 8 மணி நேரம் தான் வேலை. காலையில ஒரு 10 மணிக்கு போனா, அவர் ஒரு 6 மணிக்கு வெளிய வந்துரணும். ஏதாவது சில நாட்கள்ல கொஞ்சம் வேலை இருக்கும். ஒரு 6 1/2 மணிக்கு அது போல வெளிய வரதுதான் வழக்கம். ஆனா, அவர் வந்து திடீரென ஒரு 6 மாதமா அ தினமும் 15 மணி நேரம் 16 மணி நேரம் அலுவலகத்திலயே உட்காந்துருக்க வேண்டியதுனால, சில நேரங்கள்ல வீட்டுக்கே வராம இரவு கூட அங்கேயே இருந்துக்கிற மாரி இருக்காரு. வீட்டுல கேட்டா அ க மனைவிகிட்டயோ, அல்லது வேற அவங்க தாய் தந்தை யாராவது பேசினா, அவங்கள்ட்ட ரொம்பவே சிடுசிடுன்னு பேசுறது. ரொம்பவே என்ன பேசுறார்? ஏன் இப்படி? <tsk> அதாவது காரணமே இல்லாம வந்து இது பண்ணுறது. இந்த மாரி ஒரு இப்ப வேலையையும், அவரு சமநிலை குடும்ப வேலையும், அ குடும்பத்தையும் சமநிலைப்படுத்தாம ரொம்பவே சிரமப்படுறார். அப்ப அந்த மாரி இருக்கவருக்கு நீங்க எந்த ஒரு ஆலோசனையை சொல்லுவீங்க. அது ஒரு கட்டத்தில, மன அழுத்தத்துக்கல்லாம் போயிட வேண்டிய நெலைமைக்கு ஆளாயிட்டாரு. ம்.
சரிங்க. சரி. சரிங்க. ம். புரியுதுங்க. புரியுது, புரியுது, புரியுதுங்க. இப்ப இதனால குடும்பத்தாருக்கும் நிம்மதி இல்லாம போயிடும். அவருக்கும் நிம்மதி இல்லாம போயிடும். முதல்ல முதல்ல வந்து என்ன பண்ணணும்? அந்த நேரத்தில வந்து அவர் எதுக்கா அவரை ஃபஸ்ட்டு வந்து நம்ம கூப்பிட்டு பேசி பார்க்கணும். "எதுக்காக, ஏன் இவ்ளோ நேரம் வந்து உழைக்கிறீங்க? ஏதாச்சு காரணம் இருக்கா? இல்ல வேறு ஏதாச்சும் வேலை பளு அதுக அதிகமா இருக்கிறதுனால, நீங்க என்ன அலுவலகத்திலேயே தங்கி வேலை பார்க்குற மாதிரி ஆயிருதா? இல்ல, அலுவலக நேரம் அதிகப்படுத்திட்டீங்களா? அப்படி இல்லாத பட்சத்துல குடும்பத்தில ஏதாச்சும் பிரச்சனைகளா? அந்த பிரச்சனைகள்னால வந்து நீங்க குடும்பத்துக்குள்ள போகாம இருக்கிறதுக்கு வழிகள் என்னன்னு சொல்லி பார்த்துட்டு, நீங்க அலுவலகத்திலயே தங்கியிர்றீங்களா?" அப்படிங்கிறத அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணீடணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல சம்மந்தப்பட்ட அந்த அவர்கிட்ட தான் நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கணும். தெரிஞ்சதுக்கு அப்பறமேல், இப்ப நான் சொன்ன மாரி முதல் வ முதலாவே இருக்குன்னு வச்சுக்கோங்க. முதல் பாயிண்ட்லயே அவரு வந்து ஓகேவாயிடுறாரு. அப்படீன்னா, ஏதாச்சும் அலுவலகத்தில நெறைய வேலை பளு இருக்கு. அதனால தான் வந்து இதுக்கு போக முடியல. "அந்த உதாரணப்படி எடுத்துப்போம்." அப்படீன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்ப என்னன்னா அவங்க வீட்டாரையும் கூப்பிட்டு பேசணும். உங்களுக்காக தான்
ஆமாமா. சரியா சொன்னீங்க. ம்ஹ்ம். சரி. ம். ஆ. சரி, சரி. சரியா. அம். க்ரெக்ட். ம். ம். ம். சரி, சரி. ம். அத சொல்லுங்க மொதல்ல. அங்க ஒரு புரிதல் வேணும் இல்லையா? ம்.
ஆமா, இப்ப அவங்க சைடில என்ன பண்ணீட்டாங்க, "அந்த வேலைப்பளு காரணமா தான், நான் குடும்பத்துக்கு போக முடியல." அப்படீங்கிற 1 வாக்குறுதி நம்மள்ட்ட குடுத்துட்டாங்க. அப்ப நம்ப அடுத்தது பேச வேண்டியது சொல்லி பார்த்தீங்கன்னா, குடும்பத்தார் கூட தான் நம்ம பேசி ஆகணும். குடும்பத்தார்க்கிட்ட நம்ம என்ன பேசணும் அப்படீன்னா, "உங்களுக்காக தான வேல செய்றாங்க, நம்ம வாங்கி வச்சுருக்க கடனுக்காக தான, அந்த வேலைய செஞ்சா தான அவங்க வந்து என்ன பண்ண முடியும்? அந்த கடன அடைக்க முடியும். வேற எந்த வழியில கடனை அடைக்க முடியும்? நீங்க கொஞ்சம் சொல்லுங்க." அப்படீன்னா அவங்க கிட்ட, நம்ம கேள்விய கேட்டு அதுக்கான நேரத்தை அவங்கட்ட குடுக்கோணும்.
ஆமா. ம். ஆமா. ஆமா, ஆமா, ஆமா. ஹ்ம். சரி, சரி, ஆ.
அப்படி குடுக்கும்போது பார்த்தீங்க அப்படீன்னா, அவங்க கொஞ்சம் புரிஞ்சிக்கிறதுக்கான ஒரு நிலைமை வரும். அதுக்கான வாய்ப்பு அதிகம். நம்ம எடுத்தோனே, ஏய்! நீ சும்மா என்ன பண்ணிட்டே இருக்காதன்னா "கத்திக்கிட்டே இருக்காத, அவன் உனக்காக தான் வேலை பார்க்குறான், கம்முன்னு கெட." அப்படி சொன்னால்லாம், அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க.
ம். அது சரி. ஆஹா! அப்போ ம்.
என்ன பண்ணணும், அவங்களும் யோசிக்கிறதுக்கான நேர காலங்களை நம்ம அவங்களுக்கு குடுக்கணும். இவருகிட்ட போய், இவர் இவர்கிட்ட போய் நம்ம என்ன சொல்லணும் அப்படீன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படீன்னா, "இந்த மாதிரி சார்! நீங்க வந்து வேலை பார்க்குறதே யாருக்காக தான்? குடும்பத்துக்காக தான சார் வேலை பார்க்குறீங்க. அப்ப, என்ன பண்ணிக்கோங்க அப்படீன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் குடும்பத்துக்கும் நேரம் ஒதுக்குங்க." அப்ப
கரெக்ட்‌டா சொன்னீங்க. ம். ம். குடும்பத்தின் மேலையும் கொஞ்சம் க அக்கறை செலுத்துங்க. அந்த மாரி. ம். ம்.
அப்படீன்னு நம்ப சொல்லணும். அப்படி சொல்லும் பட்சத்தில வந்து என்னது, அவுங்களுக்கும் அந்த சம்மந்தப்பட்ட நபருக்கும் என்ன பண்ணும்? புரிய வரும். நம்ம என்னதான் ஓடி ஓடி உழைச்சாலும் கடைசியா நம்ம போய் இருக்க போறது குடும்பத்து கூட தான். குடும்பத்தார் தான்.
ம். அந்த விஷயத்தை அவர் மண்டைல நல்லா ஏத்தி விடணும். இல்ல. ம்.
ஆமா. குடும்பத்தார் கூட தான் நம்ம கடைசி காலத்துலேயும் நம்ம இருக்க போறோம். என்னதான் என்னதான் செக்கு மாடு மாதிரி சுத்தி, சுத்தி, சுத்தி, சுத்தி இந்த ஆஃபீஸிலேயே வந்து கெடந்தாலும், நம்ம கடைசியா அங்க ஏதா போய் எங்க குடும்பத்தார் கூட தான் நம்ம இருக்க போறோம்.
போய் சேர்ற எடம் வந்து வீடு தான கடைசியா.
ஆமா. அப்படீங்கறது அவருக்கு புரியிற மாதிரி, புரியிற விதத்துல நம்ம சொல்லிட்டோம் அப்படீன்னா, 2 பக்கமுமே நம்ம கொஞ்சம் கால அவகாசம் குடுக்கணும். எடுத்தொன்னே 2 பேரையுமே செய்ய சொல்லக்கூடாது. கொஞ்சம் கால அவகாசம் நம்ம குடுத்துட்டோம் அப்படீன்னா, கரெக்டா என்ன ஆகும்னா இந்த ப்ளான் ஒர்க் அவுட் ஆயிரும். 2 பக்கமுமே என்ன பண்ணீருவாங்கன்னா, சமநிலையா என்ன பண்ணீருவாங்க அனுசரிச்சு போறதுக்கான வழிகள் அதிகமா இருக்குங்க.
ம். ம். செரியா சொன்னீங்க. அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா, இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாமே இந்த மாதிரி, "ஒரு ஊ ஊழியரோட குடும்ப பின்னணி, அவர் எந்த சூழ்நிலையில வராரு. அவரை வந்து அவருக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் பண்ணோம்னா, அவரு குடும்பத்துல அவர் சமநிலைய எழப்பாரு" இந்த மாதிரிலாம் அவங்க வந்து கருதுறாங்களா? அதுக்கு தகுந்த மாரி ஊழியர்கள நடத்துறாங்களா? உங்க பார்வையில அத எப்புடி பாக்குறீங்க?
இல்லங்க. அவங்க வந்து அப்படிலாம் நடக்குறதே கெடையாதுங்க. அது, இத வந்து நம்ம மு மு கி.மு, கி.பின்னு முன்னாடிலாம் வெ வ அந்த வரலாறுல்ல பாடங்கள்ல படிச்சுட்ருப்போம் இல்லையா?
அஹ்ம். நீங்க என்ன வரலாறு, இது சொல்லுறீங்களா? கிறிஸ்து பிறப்பதற்கு முன், பின் சொல்லுவாங்கல்ல. அதுவா?
அ ஆமா. அத தாங்க நா சொல்றேன். இப்ப வந்து கோபி, கோமு. இருங்க. கோபி, கோமுன் அப்படீன்னு சொல்லி ,அதாச்சு கொரோனாக்கு முன், கொரோனாக்கு பின் அப்படீன்னு சொல்லிட்டு வகைப்படுத்திடலாங்க. முன்னால்லாம் கொரோனாக்கு
அதுக்கும், இந்த வேலைக்கும் என்னங்க இருக்கு? எதயதையோ சம்மந்தப்படுத்துறீங்க. ஓ! ஃப்ஹு. <laughs> என்ன, புதிய புதிய தத்துவத்தெல்லாம் சொல்றீங்க?
<chuckles> கொரோனாக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க? அப்பிடீன்னு சொல்லி, பாத்தீங்கன்னா "வேலை பார்த்தியா?" எஸ்.
<laughs> உங்கள்ட்ட இன்னும் ஒரு ஒரு ஒரு நாள் முழுக்க விவாதம் நடத்துணோம்னா, ஒரு பெரிய ஒரு நான் ஒரு ட இதே, இல்ல புக்கே எழுதி, அத ஒரு புதிய குறிப்புகள் அப்பிடீங்கிற ஏதோ ஒரு தலைப்பு போட்டு ஒரு ப விற்பனைக்கே அனுப்பலாம் போல இருக்கே. அந்த அளவுக்கு ஒரு விஷயத்த.
ரொம்ப நன்றிங்க. அப்பிடி என்ன பண்ணிடுவாங்க? அப்பிடீன்னு சொல்லி, பாத்தீங்கன்னா, கோ முன்னுல என்ன பண்ணுவாங்க? அப்பிடீன்னு சொல்லி பாத்தீங்க, அப்படீனா, எதாச்சும் கொரோனாவுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா? அந்த 6 மணி நேரம் வேல, 8 மணி நேரம் வேலனா, 8 மணி நேரம் வேலையை முடிச்சுட்டு வந்துருவாங்க. அப்பிடியே மிஞ்சி போனா, வேலை அதிகமா இருக்குன்னா, அந்த ஓவர் டைம் சொல்லுவாங்க. இல்லையா. அதுல ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம் போட்டுவுட்டு, காசையும் போட்டு விட்டுருவானுங்க
ஆ. சரி. ஆமா. ஓ! ஆ.
ஏன்னா, இப்போ அப்பிடி கிடையாது.
இப்ப என்ன மாறிருச்சு?
கோ பில என்ன பண்ணுறானுங்க அப்பிடின்னு சொல்லி பார்த்தா, அவன் அவனுக்கு ஒரு லேப்டாப்ப குடுத்து புடுறானுங்க. குடுத்து புட்டு, "நீ என்னன்ன வேலை முடிச்சுட்டா, டையத்துக்கு நீ வீட்டுக்கு போப்பா சாமி" அப்படி சொல்லிட்டு "இந்த ப்ராஜெக்ட்டோட டாக்குமென்டேஷன்லாம் எனக்கு வேணும். நாளைக்கே வேணும். 9 மணிக்கே வேணும். வீட்ல போய் சரி பண்ணி குடுத்துரு." அதுக்கப்புறம் அது,
ஆ. சரி. ம். ஆ. ஓ! போறப்பயே கைல ஒரு விஷயத்த சொல்லி அனுப்பிட்றது. நீ வீ வீட்டுக்கு போய் இத அனுப்பிருப்பா இதெல்லாம், அப்பிடீன்ட்டு. அ.
ஆமா. ஆமா. "என் க்ளைண்டுக்கு இது குடுத்தாகணும். நீ வந்து என்ன பண்ணிடு. அப்பிடீன்னா, எனக்கு என்ன பண்ணுவே, ஏது பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. நீ வீட்டுக்கு போறதுக்கு 8 மணி ஆகும்னு எனக்கு தெரியும். ஆனா, வந்து எனக்கு நாளைக்கு காலைல 9 மணிக்கெலாம் வேணும்."
ம். ஆ. ஆ. வீட்டுக்கு போய் இவரு சாப்பிடுவாரா? தூங்குவாரா? இல்ல, இவங்களுக்கு இந்த வேலை?
அத பத்தி அவுங்களுக்கு கவலை கிடையாது. அதான் கோ பி யோட காலங்கள். என்ன பண்ணிட்டாச்சு? இந்த மாதிரி ஒரு நிலைமை மாறிடுச்சு. ஆமா. இது கோ பி காலம். இதுல வந்து என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சம்பளம் உதயம் உயர் உயர்வும் கிடையாது. உங்களுக்கு வேலைபளு ஆமா. முன்னாடி என்ன பஞ்ச் பண்ணுவாங்க. அத பேஸ் பண்ணி, என்ன பண்ணுவாங்க, அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சம்பளம் குடுப்பாங்க. இதுல எங்கேங்க பஞ்சிங்கு இருக்கு? நீலாம் ஒ நீலாம் கணக்கிலேயே வரமாட்ட" அப்பிடி சொல்லி அனுப்பிவுட்றாங்க.
<chuckles> கோ பி காலமா இது. <gasps> சரி. அதுவும் கிடையாதா? சரி. ஆ. ஆமா. சரி. வீட்டுலருந்து அவரு வேல பார்க்குறாரே, அதுக்கு எதாவது கூடுதல் சம்பளம்லாம் வராதா?
அப்பிடி தான். நீங்க மட்டும் தான் நினைச்சுக்கணும். அப்பிடியெல்லாம் ஒண்ணும் வராது. ஒரு பட்டை நாமத்த போட்டு வுட்டு ஒரு பட்டை நாமத்த போட்டு வுட்டு.
என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க. என்ன ஊழியர்கள அவ்வளோ மோசமாவா நடத்துறாங்க. நீங்க ரொம்ப மிகைப்படுத்தி சொல்லுறீங்களா? என்னன்னு தெரியல எனக்கு.
ஆமா. இப்ப இருக்கிற. இல்லே இல்லே இல்ல இல்ல இல்ல. இது வந்து எனக்கு எனக்கு தெரிஞ்சு இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு 4 பேருக்கு நடக்குது. எல்லாரும் வேலை மாற போறாங்க அப்பிடீன்னு சொல்லிட்டு, ஒத்த கால்ல நின்னுட்ருக்காங்க. நான் வேற கம்பெனிக்கு, என்ன பண்ண போறேன்னா
ம். ம். அப்பிடியா? நீங்க வந்து அந்த மாரி பிரச்சனைலாம் சிக்கலையா? ரொம்ப உஷாரா அந்த மாரி பணில இருந்து முன்னாடியே
நம்பலாம் நம்பலாம் ஒரு திருமணத்துக்கு அப்புறமேல வந்து முடிச்சாச்சு. போதும், போதும் இந்த திருமண சுமையே தாங்க முடியலன்னு சொல்லிட்டு முடிச்சாச்சுங்க.
ம். அவ்வளோ என்ன பெரிய சுமைய குடுத்துட்டாங்க, உங்களுக்கு? இவ்வளோ சலிப்பு சலிச்சு. <inhales>
சுமையே வந்து திருமணமேங்றதே ஒரு சுமை தாங்க. அதுல சொல்லில்லாம் புரிய வைக்க முடியாது. அது வந்து சுகமான சுமை.
சுகமா? சுமையா? நீங்க அத சுகத்த தான் சுமை ஆ, அப்படி. ஆ, சரி, சரி. ம்.
பின்ன, அதனால வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு வந்து செட் ஆகாது சொல்லீட்டு, கொஞ்சம் ஒதுங்கிட்டோம். ஆனா அப்பப்போ எட்டி பார்ப்போம்.
ஆ. எனக்கு வேலையே வேணாம். இல்லாட்டி இந்த ஓ ஏதாவது நீங்க அத முன்னா முன்கூட்டியே வந்து ஓ ஏதாவது அனுபவ பட்டுருப்பீங்க. ஒரு நிறுவனத்துல இருந்து நம்பி, இன்னொரு நிறுவனத்துக்கு போயி ஏமாந்த கதை மாரிலாம் ஏதாவது இருந்திருக்கும்.
அ ஆமாமா. நெறையல்லாம் அந்த மாரிலாம் ஏகபோகமா நடந்திருக்கு. அதனால நம்மளா நம்
8 வருஷமா ஒரே கம்பெனியில வேலை பார்த்து, திடீர்னு ஏ ஏதோ ஒரு ஆசை காட்டி இன்னொரு மோசம் மோசம் பண்ண கதை.
ஆமாமா. அதெல்லாம் நெறைய நடந்திருக்கு. ஆமா, அதெல்லாம் நடந்திருக்கு. ஆனா நமக்கு இப்போதைக்கு "நம்ம குடும்பம் தான் முக்கியம். குடும்பம் தான் கண்," அப்படி ஒண்ணு சொல்லிட்டு
சரி. அ. கணவரே கண்கண்ட தெய்வங்கற மாரி, குடும்பம். <laughs>
ஆ, "குடும்பம் தான் கண்" அப்படீன்னு சொல்லிட்டு, நம்ம என்ன பண்ணியாச்சு, குடும்பத்திலேயே அப்படி சொல்லிட்டு உட்கார்ந்தாச்சு. இப்ப வந்து அந்த கொரோனா காலத்துக்கு பின்னாடி அடிக்கிற கூத்து இருக்கு பாருங்க, அதெல்லாம் சொல்லிக்க
சரி. ம். இருந்தாலும் இந்த கதையெல்லாம் கேட்கறப்போ, நீங்க ரொம்பவே வருத்தமாயிறீங்க போலருக்கு. கொரோனாவுக்கு பின்பு நடக்கக்கூடிய கதையெல்லாம்.
ஆமாங்க. எனக்கு என் வாழ்க்கையிலயே நடந்துட்டுருக்கு. என் கணவர் லேப்டாப்போட தான் பொழுதாடிக்கு உட்காந்துருக்காரு. என்னோட தங்கச்சியும் அப்படி தான், லேப்டாப்போட லேப்டாப்பா தான் உட்கார்ந்துருக்கா. எந்நேரம் பார்த்தாலும் லேப்டாப்போட தான் உட்காந்துருக்கா. கண்ண முழிச்சு என்ன, கிஜ்ஜு, கிஜ்ஜு, கிஜ்ஜு, கிஜ்ஜுன்னு கீபோர்ட தட்டிட்டுருக்கா. "என்னாடி தட்டீட்டுருக்க?" அப்படின்னா, இரு, இரு ஒரு மெயில் அனுப்புன்னு சொல்லி, "திடுதிப்புன்னு மெசேஜ் போட்டான். அதை அனுப்பிவுட்டுட்டு வந்துர்றேன்." கிஜ்ஜு, கிஜ்ஜு, கிஜ்ஜுன்னு அனுப்புறா. இதெல்லாம் நான் கண்ணால பார்த்துட்டு அப்புறம், "தப்பிச்சுட்டோம்டா சாமி. இந்தமேரிலாம் வேலைக்கு போக வேணான்னு முடிவு பண்ணிட்டோம்டா சாமி" அப்படீன்னு சொல்லிட்டு சில சமயங்கள்ல நினைப்பதுண்டு.
<laughs> ம். அ. ஆ. ம்மி "நல்ல வேலைக்குடா" அப்படீன்னு நெனைச்சிட்டீங்களா? ஆ, பரவால்ல. நீங்க அங்க தப்பிச்சிரலாம். குடும்பத்திற்குன்னு ஒரு பணிகள் இருக்கு இல்லையா? அங்க எப்படி தப்பிப்பீங்க?
ஆமா. அப்பாடா "தப்பிச்சிட்டோம், தப்பிச்சிட்டோம்" அப்படீன்னு நெனைச்சுக்கிறது. அது, அதே பழகிப் போச்சுங்க.
அப்டியா?
அதனால, பெருசா எதுவும் தெரியறது கெடையாது. "நம்ப வைக்கிறது தான் சட்டம்." அப்டீங்கிறது ஆச்சு.
அப்படீன்னு, அது வந்து அதுக்கும் 1 நாள் உங்களுக்கு வந்து தெரியும். "அடடா இதுக்கும் பிரச்சனை இதுவுமா?" அப்படீங்கிற மாரி கூட வரும். எச்சரிக்கையா இருந்துக்குங்க.
இல்ல. கடவுள் அந்த ய சோதனைய எனக்கு குடுக்க மாட்டாருன்னு நான் நம்புறேன். ரொம்ப நம்புறேன். ஆமாங்க.
நல்லது. செரி. இப்ப வந்து, நீங்க அதனால வந்து, இன்னைக்கு வந்து வேலைக்கு <tsk> இப்ப நீங்க நல்லா சொன்னீங்க அழகா. <inhales> அதாவது அந்த, இந்த பணியில வந்து வேலையில இருக்கவங்க வந்து, "வீட்டுக்கு போனாலும் விடுறதில்ல. அங்கேயும் வந்து பணிய குடுத்தா, என்ன மன உளைச்சலுக்கு தான ஆளாவேன் ஆளாவார்கள்" அப்படீங்கிற மாரி ஒரு விஷயத்தை சொல்றீங்க. கரெக்ட்‌டு தான்.
ஆமாங்க. இப்ப நான் வந்து கொஞ்சம் புரிஞ்சுகிட்டனால, என் கணவர் கூட எந்த வித சண்டையுமே நான் போடுறதில்ல. இது சில சில சில மனைவிகள் வந்து அதை புரிஞ்சுக்காம வந்து, சண்டை போடுறதெல்லாம் நான் கண்ணால பாத்திருக்கேன்.
விட்டு குடுத்துறீங்களா? அப்படியா? ஆமா. வீடுகள்ல பெரிய <inhales> சச்சரவு ஆயி, அது பெரிய பிரச்சனைக்குள்ளாகும் இல்லையா? <inhales> ஐங்க, <inhales> நல்லா அழகா சொன்னீங்க, நெறைய விஷயங்கள பகிர்ந்துக்கிட்டீங்க. ஒரு, 1 குடும்பம் அ வெர்சஸ் வேலைன்னு வரப்ப, அங்கள அங்க வந்து எந்தெந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் இருக்கு, <inhales> அத வந்து எப்படி சமநிலையில எதிர்கொண்டு, கையாண்டு <inhales> பிரச்சனை இல்லாம போலாங்குற உங்களுடைய அனுபவங்களையும் சொன்னீங்க. அதே நேரத்துல, இன்னைக்கு அந்த புதுசா ஒரு தியரி ஓ ல்லாம் சொல்லிக் குடுத்துருக்கீங்க. கொரோனாவுக்கு மின், கொரோனாவுக்கு பின், அதற்கு வந்து கோமு கோபி அந்த கிம் கிமு, கிபி மாரி புதிய புதிய அர்த்தங்களெல்லாம் குடுத்து, எனக்கு நெறைய விஷயங்கள சொன்னீங்க. <inhales> உங்களோடு உரையாடியது ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி!
ஆமாங்க. மிக்க மகிழ்ச்சிங்க.